கண்டிப்பா, கண்டிப்பா. அதே மாரி அவருக்கு ஒரு எண்ணம் இருந்தது. என்னன்னு கேட்டீங்கன்னா, அ நாங்க தான் வந்து 2 பேர் ரொம்ப அநாத மாதிரி எல எல்லாரும் எங்கள சுத்தி இருந்தா கூட, அ ரொம்ப அநாத மாதிரி ஃபீல் பண்ணோம். ஆனா நமக்கு எடுக்குற நம்ம எடுக்குற பொண்ணு அப்பாவோ என்னுடைய அம்மா வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பெரிய கூட்டு குடும்பம். அண்ணா, 2 தம்பி, தங்கைன்னு சொல்லி அவங்க 5 பேர் மொத்தமா. "அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில இருக்கிற ஒரு பெண் வந்து எடுத்தா, அ குடும்பத்த வந்து அனுசரிச்சு போவாங்க. எல்லாத்து கூடவும் வந்து சேர்ந்து வாழ்ந்த ஒரு பெண்ணுன்னு சொல்லி தான் வந்து <chuckles> எ என்னுடைய அம்மாவையும் வந்து அவரு திருமணம் பண்ணேன்" அப்டின்னு சொல்லி சொல்லுவாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும். ஆமா. ம்.
ம். ம். ஆமா. ம். சரி. ம். ஆமா. அப்பலாம் ஆமா. ஒவ்வொருத்தருக்கும் இல்ல இப்ப பொண்ணு பார்க்கும்போதெல்லாம் இப்பலாம் பொண்ணு பார்க்கும்போதெல்லாம் அதெல்லாம் இப்ப யாார் பார்க்குறீங்க? சொல்லுங்க? அதாவது அழகு இருக்கா? அ படிச்சிருக்கா? நல்லா சம்பாதிக்குதா? அது மட்டும் இருந்தா போதும். வாழ்ந்துரலாம். அப்டிங்கிற ஒரு விஷயத்த தான் பார்க்குறாங்க. அந்த பொண்ணுக்குள்ள பக்குவம் எப்டி இருக்கும்? அந்த குடும்பத்த கட்டுக்கோப்பா எப்டி கொண்டுட்டு போகுங்கிறத யாருமே பார்க்கறதில்ல. அதனால தான் நெறைய டைவேர்ஸ்லாம் இந்த மாரிலாம் இப்பலாம் இருக்கு இல்ல? அ கண்டிப்பா. உங்களுக்கு வந்து நீங்க அத பார்த்து பார்த்து நீங்களே நல்லா வளர்ந்திருப்பீங்க.
<chuckles> அதுதான். அ. பாக்குறதே ஆ கண்டிப்பா கண்டிப் கண்டிப் அந்த மாதிரி தான் வந்து